நான் வந்து எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு, எந்த வேலையும் செய்ய முடியல. அந்தமாரி தான் என்னோட பொதுவா தான் போனேன். பொதுவா இந்த ஜென்ரல் செக்கப் சொல்லுவாங்கல்ல. அந்தமாரி தான் போனேன். போயிட்டு ஒரு பெண் மருத்துவர தான் பார்த்தேன். அப்புறம் அவுங்க எல்லாம் பரிசோதிச்சு, ஒருவேளை பெண் சம்மந்தப்பட்ட அ விஷயங்கள் இருக்குமோன்னு அவங்க சந்தேகப்பட்டாங்க என்கிட்ட. பெண்களுக்காக இந்த கர்ப்பப்பை அந்தமாரி விஷயத்த யோசிச்சாங்க. அ அப்புறம் அதெல்லாம் ஒன்னும் இல்ல. அதெல்லாம் சாதாரணமா தான் இருக்கு. இது வந்து உனக்கு வந்து ரொம்ப இது கம்மியா இருக்கு. இரும்பு சத்து ஹீமோகுளோபினா அந்த இது? சொல்லுவாங்கல்ல. அது கம்மியா இருக்கு. நீ வந்து நல்ல உணவுகள முதல்ல மாத்தி சாப்பிடீனாலே போதும். உணவுல சரியில்லாம இருக்க நீ அதுதான் தலைவலி வருதுன்ட்டாங்க.
ஆமா, 3வது கருத்து. சரி, சரிங்க. ஆஹா! ஆமா, ஆமாங்க. ம். சரிங்க. ம். சரிங்க. ம். ஆமா, ஆமாங்க. ம். ம். ஆஹா! ஆமாங்க. ம். ம். ஓஹோ! சரிங்க.
ஆ அதுக்கப்புறம் சரின்னு சொல்லி உணவு முறைகள்லாம் மாத்தி நல்ல ஆரோக்கியமான உணவுகள்லாம் சாப்பிட ஆரம்பிக்கும்போது, என் மனசு ஃபுல்லா நல்ல உணவு சாப்படுறதுல போயிடுச்சு. எங்க அப்பாவ கொஞ்ச, கொஞ்சமா மறக்க ஆரம்பிச்சிட்டேன் <chuckles>
ம். அருமைங்க, அருமைங்க. ஆ அப்புறம் என்னாச்சுங்க?
அதுக்கு அதுக்கப்புறம் ஓரளவு எல்லாம் தெளிஞ்சு வெளில வந்துட்டேன். அப்புறம் புதுசா ஒரு வேலையில சேர்ந்தேன் அப்பதான்.
ம். ஆஹா! வந்துச்சா! அப்பிடிங்கிறமாரி ஆ அப்புறம் என்ன ஆச்சுங்க? அங்க ஏதாவது பிரச்சனை வந்ததுங்களா?
ஆமாங்க. அது வந்து ரொம்